முதலாவது இன்றைய நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வியல் காலகட்டத்தில, இந்தச் சமூக ஊடகங்கள் வந்து அரிதான அளப்பரிய பெரிய பங்கு வகிக்கிறது.
ம்.
அது ஒரு மனுஷனுடைய எல்லா வயது நிலைகளிலும் நிலையில் இருக்கிறதான எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும், அவர்கள் எப்படிப்பட்டதான அ சூழலிலே வாழ்கிறார்களோ, அது வயது வித்தியாசத்திலே வாழ்கிறார்களோ, இவை எல்லாவற்றிலும் இந்தச் சமூத் சமூக ஊடகத்தின் தாக்கம் ஒட்டிப் பின்னிப் பிணைந்தே வந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைய காலகட்டத்துல, இது யாருமே மறுக்க முடியாத ஒரு காரியம். அப்படித்தானே?
ம். ம். ம்ஹம். <smacks lips> ஆமாங்க, நிச்சயமா சொன்னீங்க. ம்.
ஆமா, அப்படி இருக்கிறபொழுது, இந்த ச் சில நேரங்கள்ல நம்ம, அ நாம செய் நம்மைச் சார்ந்திருக்கிறவர்கள் செய்கிற செயல்பாடுகளும், அல்லது அந்தச் சமூக ஊடகம் நம்மைச் சார்ந்து இருக்கறதுனாலயும், நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி உரிமை பிரச்சனை அப்டின்றது, தனி உரிமை அப்டிங்கிறது அ... பாதிக்கப்படக்கூடிய சூழலில் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்துல அ அந்த அதுல வரக்கூடியதான பதிவுகள், தகவல்கள் யாரோ ஒருத்தருடைய உரிமையை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டான்னா, ஒரு WhatsApp செயலியைப் பார்த்தோம்னா அதுல ஒரு மெசேஜ் வரும். அத இந்தச் சமூக ஊடகம் என்ன பண்ணும்? அதுல இருக்கிறது சரியா, தவறா அப்டின்னு நம்ம எ சில நேரங்கள்ல நாமும் அதை செய்து நானும் அதைச் செய்தது உண்டு. இப்பொழுது நான் என்னை திருத்திக் கொண்டேன். தெரியாமலே அத அப்டியே பகிர்ந்து விடுவது. இப்படியாக வதந்திகள், புரளிகள், மற்றவர்களைப் பற்றிய விமர்சனங்கள், அவதூறுகள் இப்படி அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம பாக்கறோம் இல்லையா? இப்படி இந்தத் தனி உரிமை பிரச்சன இந்தச் சமூக ஊடகத்தினால வர்ற தனி உரிமை பிரச்சனைய நம்ம எப்படி கையாளலாம்ன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ம். ம். ம். ம். ம். நிச்சயமா. நிச்சயமா. ம். ம். <tsk> ஆமா. ம். தனியுரிமை அப்டின்னு சொல்றபொழுது நீங்க வந்து <smacks lips> சமூக ஊடகத்திற்கு வந்துட்டாலே தனியுரிமை வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சன. அதுல வந்து ஆ நம்மளுடைய ப்ரைவசி செட்டிங்ஸ் அந்த இதுல நிறைய கொடுத்திருப்பாங்க முகநூலையும் சரி, வேற Instaல இதுலெல்லாம் நீங்க வந்து எப்படி வேணா அந்த இத செட்டிங்ஸ் மாத்திக்கலாம். ஏன்னா ஆ பப்ளிக் ப்ரோஃபைலாவும் வச்சுக்கலாம். நீங்க பிரைவேட் அந்த மாரி கூட வச்சுக்கலாம். ஆ ஏன்னா <tsk> அ நீங்க எல்லாத்தையுமே வெளிப்படையா நீங்க சமூக ஊடகத்துல வெளிப்படையா நீங்க சொல்றபொழுது, அ அது வந்து எப்படி வேணா உங்களை எதிர்மறையான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். உங்களுடைய புகைப்படங்கள நீங்கப் பகிர்வீங்க. உங்களுடைய வீடியோக்கள பகிர்வீங்க. அது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி சரியான முறையில அத வ எடுத்துக்க மாட்டாங்க. அது பாதுகாப்பானதாக இருக்காது. அதான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு கால கட்டங்கள்ல நிறைய செய்திகளை நீங்க வந்து பாப்பீங்க. செய்தித்தாள்களையும் சரி, ஆ, தொலைகாட்சிலயும் சரி, சமூக ஊடகம் மூலமாக ஒரு ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லாத நாளே இருக்காது. அந்தச் சமூக ஊடகத்துல இருந்து தகவல் திருட்டு அவங்களுடைய புகைப்படங்கள எடுக்கிறது, அவங்களுடைய தனியுரிமை, தனிப்போ கருத்து கருத்து அந்த விவரங்களை சேகரித்துட்டு ஆ எதாவது ஒரு வகையில அத மிஸ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. தவறான வழியில பயன்படுத்துவாங்க.
ம். ஓஹோ! மாத்திக்கலாம். சரி. ம். ஆம். ஆமாம். அணுகியெடுத்து. இருக்காது. ம். ஆமா. ம். ம். ஆமாம்.
தவறா வந்து, <inhales> அ ப அந்தப் புகைப்படத்த வந்து வேற வழியில எங்கேயாவது வந்து அதக் கொண்டு போயிட்டு பயன்படுத்தி ,ஒரு ஒரு வந்து ஒரு தவறான முறையில சித்தரிப்பாங்க. ஒரு மாதிரி அத வந்து என்ன சொல்றது, பிரச்சனைக்கு அதனால பெரிய பிரச்சனைகள அந்த பொ வன் அ பொதுப்பு பொதுப்படையான அந்த ப்ரொஃபைல்ல பகிர்ந்து அவங்க வந்து பிரச்சனைக்கு ஆளாவாங்க. அப்படி அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த முடிந்தவரைக்கும் வந்து தனியுரிமை பிரச்சனைகளத் தவிர்ப்பதற்கு அவங்க வந்து தங்களோடய தனிப்பட்ட விவரங்கள பகிர்தல நிறுத்தணும் மொதல்ல. <tsk> ஆ, ரொம்பவே வந்து ஆழமா வந்து ஒரு அ ஒரு அந்தப் பிரபலம் வந்து பொதுவான நபர், ஒரு பெரிய பிரபலம், ஒரு திரைப்பிரபலம் அந்த மாதிரி த ஒரு பெரிய ப்ரொஃபைல்ல உடையவர் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்தப் பொதுவான புகைப்படங்களப் பகிர்தல், வேற தனிப்பட்ட விவரங்களப் பகிர்தல் அது வந்து பெரிய அளவுல தாக்கத்த ஏற்படுத்தாது, பிரச்சனைகளத் தராது. இதுவே ஒரு சாதாரண ந ந நபர்களா இருக்கக்கூடியவங்க, சமுதாயத்துல வந்து ஒரு எளிய பின்னணி கொண்டவங்க, ஒரு ஊர் வழக்கமான ஒரு <inhales> ஓ ச ஒரு வேலை பண்றவங்க, ஒரு அலுவலகத்துல வேல செய்றவர்கள். இவங்க எல்லாம் வந்து அந்தப் புகைப்படத்தையோ, அல்லது ஒரு தனி விஷயங்களையோ தனி அதுல போடுறப்ப அந்தத் தனியுரிமை என்பதுவே ரொம்பவே பாதிக்கப்படுதுன்னு நான் நெனைக்கிறேன்.
ம். ஆமாம். ம். ம். சரி. ம். சரி. ஆமாம். பாதிக்கப்படுகிறது. இப்போ, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அப்படி இந்த மாதிரியான சமூக ஊடகத்தினால, எந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இந்த இணையதள அனுபவங்கள், இந்தச் சமூக வலைத்தள கையாளுகிற விதத்திலே ஏற்பட்டதான ஒருசில உங்க உரிமை பிரச்சனைகள், ஏதாவது அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி அப்படி உங்களுக்கு இல்லேன்னாலும் உங்களை நெருங்கி சார்ந்தவர்களிடத்துல, அவர்கள் அத அனுபவித்தத நீங்க கண்டிருக்கிறீர்களா? அதை அவர்கள் எப்படி கையாண்டு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் என்பதை குறித்து சொல்ல முடியுமா?
ம். <clicks tongue> அது என்னன்னா ஒரு என்னோட நண்பர் ஒருத்தரு, அவர் வந்து ஒரு கதைய எழுதி அந்தக் கதைய உருவாக்கி, அவரோட ஒரு கருத்து எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது ஒரு கவிதைன்னு சொல்லலாம் கதைங்கிறத விட. அந்தக் கவிதைய தயாரிச்சு <inhales> அவரோட முகநூல்ல போட்டாரு, அ எழுதி. அ, அவங்க முகநூல்ல இருக்கக்கூடிய சந்தாதாரர்கள் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு போட்டாரு.
ம். சரி. சரி. ம்.
ஆ இது வந்து 1 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்தது. நிறைய பேர் லைக் போட்டாங்க. நன்றாக வரவேற்று பாராட்டி பதிவுகளை போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆ ஒரு 6 மாதங்களுக்கு பின்னாடி இன்னொரு இன்ஸ்டால வந்து அதே கவிதையை இன்னொருத்தர் போட்டுத், தான் எழுதியதாக போட்டார். ஆ, தான் எழுதியதாக போட்டு, அதை வந்து அவரு உரிமை கொண்டாடினார். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அதை டேக்ரேட் பண்ணி ஓரிரு வார்த்தைகளை மட்டுமே மாற்றியிருந்தார்.
சரி. சரி. சரியா போச்சு. ஆ. ம். புரியுது. ம்.
அது அப்படியே டிக்டோவா காப்பி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அந்தக் கவிதையை தழுவி அந்தச் சினிமா ஒரு சினிமாவில் பாடலும் இடம்பெற்றது.
ம். ம்.
இது எல்லாமே வந்து என்னுடைய நண்பர் அவருடைய கற்பனைத் திறனில், அவருடைய அ சிந்தனையில் உதித்து அவர் எழுதியது. <clicks tongue> அப்போ வந்து அவ அவர் கிட்ட இருந்து திருடியதாக தான் அது கருத்து. அ, தனி அவருடைய தனியுரிமை மீறப்பட்டு அதில் வந்து அதை வந்து தவறான வழியில் பயன்படுத்தினாங்க. <clicks tongue> ஆ, இவர் வந்து அதை வந்து, ஆ, இங்கே வெளிப்படையாக போட்டிருக்கக் கூடாது. போட்டதை எடுத்ததும் இல்லாமல் அ, அதை வந்து அவங்க வந்து த அவங்களோட விருப்பப்படி அதை மாற்றிக்கொண்டாங்க. <tsk> ஆ, த கொள்ளையடித்திட்டாங்க. அதை வந்து திருப்பி வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியவில்லை. அது சம்பந்தப்பட்ட நபர் கிட்ட அவர் அணுகி கேட்குறாரு. கேட்டபொழுது, இதெல்லாம் இல்லை. இதை நான் எழுதியது. எனக்கு யோசனை வந்தது அப்படி என்று ஆ, அப்படியே வந்து மோசடியாக சொல்கிறார். ஆ, "இது ஏங்க இப்படி?" அப்படி என்று சொல்லிக் கேட்குறப்போ, "இல்லை, இல்லை. உங்களுக்கு யார் உங்களோட இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஒன்றும் அதை எழுதவில்லை" அப்படி என்று சொல்லி, அதாவது, "நீங்க எழுதியதை நான் ஒன்றும் எடுக்கவில்லை. இதை நான் உருவாக்கியது" அப்படி என்று சொல்லி அப்படியே அவர் பொய் சொல்கிறார். இதில் இருந்து என்ன தெரியுது என்றால், ம் சமூக ஊடகங்களில் தனியுரிமை என்பது ரொம்பவே சிக்கலுக்குள்ளாகுது. பாதுகாப்பாக இல்லை அப்படி என்கிற மாதிரி நான் கருதுகிறேன்.
ஆம். சரி. ஆமா. ம்ஹ்ம். ஆமா. ம். ம். ம். ம். சிக்கலுக்குள்ளாவது. இல்லை. இப்போ இப்பொழுது இப்ப நம்ம இந்தச் சமூக ஊடகங்களைப் பொறுத்தவரையிலும், இப்ப ஒருசில சந்தர்ப்பங்கள்ல, இன்றைக்கு அதான் இணையதளத்தோடும், இந்தச் சமூக ஊடகங்களோடும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய பொருளாதார தேடல்கள் இப்படி பொருளாதார நிகழ்வுகள் எல்லாமே கிட்டத்தட்ட இணைந்து காணப்படுகிறதனால, அ நீங்கச் சொன்னபடி அந்த செட்டிங்களுக்கு அப்பாற்பட்டு, ஒருசில விஷயங்களை நாம் கண்டிப்பாகப் பகிர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறதில்லையா? நம்முடைய சொந்த விவரங்கள் அல்லது வங்கி கணக்கு விவரங்கள், கிரடிட் கார்ட்ல பேமண்ட் போடப் போகும்போது அதுக்கூடிய அதை செய்கிறதான காரியங்கள். இப்படி காரியங்களை வைத்துக்கொண்டு இந்த ஹக்கர்ஸ் என்ற அ இந்த சைபர் திருட்டு காரர்கள் வந்து அதைத் திருடி தவறான விதத்திலே பயன்படுத்துறாங்க இல்லையா? இந்த விதமான இது நம்ம நம்ம இது வந்து இதை நம்முடைய கணக்குல, நம்ம இது செய்ய முடியாத காரியத்தை வேறு எந்த விதத்துல இதைப் பாதுகாக்குறதுக்கு அணுகுமுறைகள், வழிமுறைகள் இருக்கிறதா நீங்க யோசிக்கிறீங்க?
ம். <tsk> ஆமா, ஆமா. அதாவது நீங்க வந்து சமூக ஊடகத்துக்குள்ள போறப்பயே, அந்த ப்ரொபைல் சிலருடைய ப்ரொபைல் பாத்தீங்கன்னா, லாக் ஒரு பூட்டு அஹ், இது போட்டிருக்கும் சிம்பல் போட்டிருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரொபைல் வந்து அவங்க வந்து பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அஹ், அவங்க யாருக்கெல்லாம் அக்சஸ் கொடுக்கறாங்களோ அவங்க மட்டும்தான் அதைத் திறந்து பார்க்க முடியும். அதை வெளிப்படையா நீங்க எல்லாத்தையுமே திறந்து எல்லா யார் வேணா பாக்க முடியாது. பப்லிக் ப்ரொபைல் வச்சிருக்க மாட்டாங்க. <tsk> ஆ அப்படி வைக்கிறபொழுது, ஓரளவு தனியுரிமைய நீங்க காப்பாத்திக்கலாம். உங்களோட செட்டிங்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணி வைக்கிறது நல்லது. அப்படி இல்லன்னா, ரொம்பவே நீங்க வந்து பொது ப்ரொபைல் தான் வைக்கணும் அப்படிங்குற பட்சத்துல முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப நமக்கு ரொம்ப தனிப்பட்ட விஷயங்கள எல்லாம் எல்லாத்தையுமே அங்க ஓபனா அண்ட் பகிரக் கூடாது. வைக்கக் கூடாது. நீங்க ஒரு புகைப்படம் வைங்க. ஆனா வந்து உங்களுக்கு உடனே உங்களோட இனிஷியல் ஓட உங்களோட பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட வேற வீட்டு முகவரி இதெல்லாம் அங்க அப்படியே கொடுத்து வைக்கணும் அப்படிங்குறதெல்லாம், இது சரியானதா இருக்காது. அப்புறம் அதெல்லாம் நீங்க அப்படி போடுறப்ப அதுக்கு உள்ள பிரச்சனைகள் நாளைக்கு எழதான் செய்யும். அப்புறம் அது உங்கள வந்து அஹ், தேவையில்லாத பிரச்சனைகள நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாயிடும்.
ம். சரி. ம். ஓஹோ. சரி. ஆஹா. ஓ. முடிஞ்ச அளவுக்கு. ம். ம். வைக்காதீங்கன்னு சொல்ல வர்றீங்க. ம். ம். ஆமா. இப்ப அது கரெக்ட் ம். இந்தச் சமூக ஊடகங்கள் எல்லாம் மேலாண்மை பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஒரு வாரியம் அப்டி ஏதாவது இருக்கிறதா?
அப்டி சமூக ஊடகங்கள மேலாண்மை பண்ணறதுக்கெல்லாம் வாரியம்ன்னு எதுவும் இல்ல. அத வந்து ரெகுலேட் பண்றதுக்கு நம்ம மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். அவங்க கீழ வந்து ஒரு பிரிவு செயல்படுது. அதாவது
ஆஹா.
அந்தப் பிரிவு ஆனது வந்து, ஆ சில வந்து விஷயங்கள் வந்து அதாவது எ எங்கயாவது தவறு நிகழ்றபொழுது அங்க வந்து பிரச்சினைக்குரியதா இருக்கு. அ, பெரிய பிரச்சனைகள் இது. அதாவது சமூக ஊடக நிறுவனம் வந்து தகவல் திருட்டுல ஈடுபடுது அல்லது வந்து ஏதாவது ஒரு டேட்டாஸ் வந்து தேவையில்லாத மால்ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்டி அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அங்க எழுது அப்டின்னு சொன்னா, அப்ப வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ செயல்படக்கூடிய அந்த யூனிட் அ, அவுங்க வந்து அதன் அது தொடர்பான நடவடிக்கைகள்ல ஈடுபடுவாங்க. உடனடியா வந்து அந்த அ, சம்பந்தப்பட்ட சமூக ஊடக நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்புவது, விசாரணை நடத்துவது, அ, தா ஆதாரங்களின் அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுப்பது, இதெல்லாமே வந்து பண்ணக்கூடிய அந்த அமைப்புதான் இது. உதாரணமா வந்து அ, கொஞ்ச நாள் முன்னாடி Twitter அப்டின்னு சொல்றோம். இப்ப வந்து அத எக்ஸ் தளம்னு சொல்றோம். எக்ஸ் தளத்துல வந்து பாதுகாப்பு தொடர்பான ஒரு குழு அமைப்பதுல ஒரு பெரிய சிக்கல் எழுந்தது. ஆ, பயனர்களுடைய அ, ப்ரோபைல்ஸ் வந்து சில செட்டிங்ஸ் அவுங்க மாத்தி அந்த எ அ எக்ஸ் தளம் வந்து அவுங்களுக்கு ஏத்த மாரி சில விஷயங்கள பண்ணினாங்க. அப்ப வந்து ஆ, நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒரு குறிப்பிட்ட குழுக்கள நியமிக்கணும். ஒவ்வொரு சமூக ஊடக நிறுவனமும் ஒரு நோடள் ஆபிசர் அப்டிங்கிற ஒரு நபர நியமித்து அதன் கீழ சில அ, குழு அமைத்து அதுல வந்து எ ஒரு எல்லா தரப்புல இருந்தும் ஒரு நபர்கள நியமித்து ஒரு இடம் பெறணும் அப்டின்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப அந்த எக்ஸ் தளம் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சு இருந்தாங்க. அதுக்கு உடனடியாக நான் சொன்ன அந்தக் குழுதான் நோட்டீஸ் அனுப்பி நீங்க உடனடியா இதை நிறைவேற்றணும். இல்லாவிட்டா நாங்க இந்தியாவுல உங்களோட எக்ஸ் தளத்தையே பேன் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லி எச்சரிக்கை குடுத்தாங்க. அதன் பின்னால வந்து அந்தக் குழுவ அமைச்சாங்க. இதுதான் வந்து எனக்குத் தெரிந்து இந்தச் சமூக ஊடகத்துல தனியுரிமை பிரச்சினை தொடர்பான விஷயங்கள். அத கையாளக்கூடிய விதம்.
ம். ம். ம். ஆமா. சரி. ஆ. ஆ. ஓஹோ! ஆ. ம். ஓஹோ! ம். சரி. ம். சரி. சிறப்பு. ஆ. சரி. ஓ! மிகவும் சிறப்பாகச் சொல்லிக் கொடுத்தீர்கள். அநேக விஷயங்கள் இப்டி சமூக ஊடகத்துல தனி உரிமை பிரச்சனை எப்டி உருவாகிறது, அதை எப்டி நாம் அதிலிருந்து நம்மைத் தற்காத்துக் கொள்ள முடியும், உ உங்கள் உஸ் உங்களோட சிறந்த நண்பருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் இவைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதற்கும் மேலாக நம்மளுடைய சுய பொறுப்புக்கு அப்பாற்பட்டு இந்தச் அ சமூக ஊடகங்களின் மேலாண்மைக்கு அமைக்கப்படுகிறதான ஒரு சில வாரிய அ நிர்வாக காரியங்களைக் குறித்தும் அழகாகச் சொல்லிக் குடுத்தீர்கள். விளங்கும்படியாகச் சொல்லிக் குடுத்தீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை எப்பயாவது சந்திப்போம்.
நன்றி.